கண்டிப்பா. இது எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வந்து, நமக்கு எழுத்து வடிவத்திலிருந்து ஒரு மாதிரியா திரைக்கதையிலேருந்து வந்து நமக்கு சினிமா அப்டிங்கிறப்போ, அந்த மேடையில காட்டுறப்போ அந்த இனம் புரியாத காதல் நமக்கு கண்டிப்பா வருது. ஆனா, உணர்ச்சிகள் அந்த எழுத்து மூலமாவும் வருது. அந்த எழுத்து மூலமா வந்து, நமக்கு அந்த மேடையில பிரதிபலிக்குது பார்த்தீங்களா, கதாபாத்திரம் மூலமா. அது கண்டிப்பா நம்ம நம்ம மனசுலயும் அந்த உணர்ச்சி பொங்குறப்போ தான் வந்து, திரைப்படத்தோட சினிமாவோட வெற்றிய வந்து நம்ம காண்கிறோம், இல்லைங்களா?
ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. இத நான் இன்னும் கூட எந்த மாதிரி பார்க்குறேன்னா, நமக்கு புத்தக வடிவமாவோ, இல்ல நம்ம இப்பல்லாம் நெறைய நம்ம கேட்குற மாரில்லாம் நெறைய ஒளி வடிவமா நெறைய கதைகள் இருக்குன்னாலும் கூட, இது எல்லாம் குடுக்காத ஒரு இத, எது சினிமா நமக்கு குடுக்குதுன்னா, இத நம்ம எப்ப வேணாலும் கேட்கலாம். எவ்வளோ நேரம் எடுத்து வேணாலும் கேட்கலாம். அந்த மாரின்னு இருக்குற இடத்தில, 1 சினிமா ஒரு 2, 2 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த மொத்த கதையும் அவங்க சொல்லணுங்குறதுக்காக, சில இடங்கள்ல மிகைப்படுத்துற மாரியும் இருக்கும். சில இடத்தில குறைவா காட்டுற மாரியும் இருக்கும்னாலும், அந்த அழுத்தத்த, அழுத்தம் திருத்தமா அவங்க கண் அதக் கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு, 15 15 பக்கங்கள், 25 பக்கங்கள் நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல வர, 1 1 பகுதிய, 1 பாடல் அப்படீங்கிற 1 காட்சியில அழகா அத மொத்தமா சொல்லிருவாங்க. அதுல, "நமக்கு என்னெல்லாம் தேவையோ, என்ன சொல்ல வராங்க" அப்படீங்குறத நமக்கு வசனங்களா மட்டும் இல்லாம, பாடல்களாவும் அவங்க அதப் பத்தி குடுத்துறாங்க.
சொல்லுங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. நிச்சயமா. க கரெக்ட்டா சொன்னீங்க. அது என்னன்னா வந்து ரசிக்கும்படியா வந்து ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு தான் வந்து அதுக்கு பேரே அப்படி வச்சுருக்காங்க. சினிமா அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சொல்லுங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அத உண்ம தாங்க. அது எந்த அளவுக்கு அப்படீன்னு சொல்றோன்னா, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு முதல் தேதி சொன்னேன் இல்லைங்களா? இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டுருக்கதே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு திருப்பம் வந்துருதான்னு நம்ம சொல்றது, "நட்சத்திர ஜன்னலில் பாட்டு நமக்கு எப்ப வரும்?" அப்படீங்கிறது தான். சூரியவம்சம் மாரி ஒரே பாட்டுல நாமளும் மேல வந்துருவோமா? அப்படின்னு. உதாரணம் சொல்றதுக்கு கூட சினிமா கதைகள நம்ம அந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாம, நல்லா பாருங்க "இந்த திருடுதல் போறதா இருக்கட்டும், போலீஸ்கள் "போலீஸ்- திருடன்" அந்த மாரி இது நடக்குறதா இருக்கட்டும்" இப்ப நடக்குற நெறைய விஷயங்களுக்கான விழிப்புணர்வும் சரி, நமக்கு சமூக பொறுப்போட திரைப்படங்கள் மூலமாவும், சினிமா கதைகள் மூலமாகவும் தாங்க நமக்கு வருது. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும், இப்ப நாம இந்த வங்கி கணக்குல இருக்கறதே, "16 இலக்க எண்கள சொல்லுங்க" அப்டிங்கிறது. இந்த இது எல்லாத்தையும் நம்ம என்னதான் எல்லாருக்கும் மைக் வச்சு, அவங்களுக்கு அறிவு புகட்டுற மாரி எவ்வளவோ சொன்னாலும் கூட, சினிமா அப்படீங்கிறது எல்லாருடைய இல்லத்துக்குள்ளயும், ஒரு தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது சினிமா திரையரங்குகள் மூலமாவோ அல்லது கையில வச்சிருக்க கைபேசியில பார்க்குற சின்ன சின்ன காணொளிகள் மூலமாகவோ எல்லாரையுமே போய் சேர்ந்துருது. இதனால எல்லா விதத்திலேயும் எல்லா வயது தரப்பட்ட மக்களுக்குமே அது ஒரு விழிப்புணர்வாவும் வந்து சேர்ந்துருதுங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. நிச்சயமா. சரிங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா, ம். சொன்னீங்க.

கண்டிப்பா. இது எப்டின்னா யாரோ ஒருத்தவங்க வந்து எந்திச்சி நின்னு சொல்றதுக்கு பதிலா, நமக்கு நல்ல பரிச்சயமான முகம், நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய முகம், ஒரு முகம் வந்து இந்த மாரி சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு 10 பேருக்கு பதிலா ஒரு 100 பேர் கேட்பாங்க இல்லையா?
ம்ஹ்ம். ஆ. கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சியமா, நிச்சியமா. அத நம்புவாங்க அப்டிங்கிற ஒரு இதும். அந்த ஒரு நம்பகத்தன்மையை இதுவரைக்கும் எடுத்து வச்சிருக்கீங்களே! இது தமிழ்நாட்ல இன்னும் பொருதும் பொது ஆ வெளிப்படையாவே சொல்லலாம். எதனாலன்னா, சினிமால ஆண்டவங்க தான் நம்ம நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கூட சொல்லலாம்னு நெனைக்கிறேன் அத. அந் அந்த அளவுக்கு சினிமா சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு நம்மள்ல நம்மள்ல நடுல மதிப்பு நெறைய இருக்குன்னு நம்புறேன் நானு.
அதேதான். கண்டிப்பா. நிச்சியமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சியமா அது உண்மைதான். அவுங்க அவுங்களுக்கு ஒரு விஷயம் வந்து என்ன நெனைச்சுக்கிறாங்க, கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னா அது சில நேரத்துல வந்து உண்மையா கூட ஆகுது. ஒரு காலம் ஒரு சில மனிதர்களோட அது சினிமால எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, அவங்க நிஜ வாழ்க்கையில ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. சினிமால உள்ள உதவி செய்யும் குணமும் கொண்டவங்களா இருக்காங்க. நிஜ வாழ்க்கையில ரொம்ப உதவி செய்வாங்க. அது சில சில மக்களோட சில நபர்கள பார்த்தா வந்து உண்மையிலேயே அப்டிதான் இருக்காங்க அப்போ. நம்ம வாத்தியார் எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா அது
அவங்களும் ம், ம், ம். ம், ம், ம். ஆ. நிச்சியமா, நிச்சியமா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நமக்கு நிச்சியமா. நமக்கு வந்துட்டு தெய்வாதீனமா தமிழ் ம தமிழக மக்கள் அதில புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். எதனாலனா நீங்க சொன்ன மாரி வாத்தியார் எம்ஜிஆரா இருக்கட்டும். அதிலேயே பயணம் பண்ணி வந்தவர் தான் கலைஞர். அவர் தமிழ் மேல பேரன்பு கொண்டவர் கலைஞர். அடுத்தது இப்போ வரைக்கும் கேப்டன்னு சொல்ற விஜயகாந்த், அவர் இருந்த வரைக்குமா இருக்கட்டும். இவங்க எல்லாம் அதுல பல திரைப்படங்கள்ல காட்டுனது மட்டும் இல்ல. நிஜ வாழ்க்கையிலுமே அப்டியாக இருக்க முயற்சி பண்ணவங்க தான். எவ்வளவோ நலத்திட்டங்களை எல்லாம் எம்ஜிஆர் கொண்டு வந்திருந்திருக்கார்.
கண்டிப்பா. நிச்சியமா. கண்டிப்பா. நிச்சியமா. கண்டிப்பா.